கல்யாணம் ஆச்சு!
ஹான் ஏங்க கல்யாணம் ஆனத ரகசியமா சொல்கிறீங்க?
கல்யாணம்! இருங்க. இருங்க, இருங்க. அதுக்கப்புறம் அந்த நேரத்தில வந்து ஒரு பாட்டு வந்துச்சு. ஆ எப்போ பாடினேன் எப்படி பாடினங்கிறதெல்லாம் நான் அப்டியே வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். ஆனா அந்த பாட்ட மாத்திரம் உங்ககிட்ட நான் வந்து பகிர்ந்துக்கிறேங்க இப்போ.
ம். ம்ஹ்ம். ஓஹோ! சொல்லுங்க!
இஞ்சி இடுப்பழகா, மஞ்ச செவப்பழகா. கள்ளச்சிரி. அ <scoffs> வெறும் காத்து தாங்க வருது. <chuckles>
ஓஹோ! ஆ. <laughs>
<laughs>
அச்சச்சோ! உடனே அவரு லைன புடிச்சிருப்பாரே!
<laughs> <chuckles> மறக்கமனம் கூடுதில்லயே! <chuckles>
அப்டிய இழுத்துட்டு போயிட்டீங்க. அதுக்குப்பறம் யாரு அந்த மியூசிக்க போட்டது? அந்த வாயாலேயே ஒரு மியூசிக் வருமே.
அவ்ளோ. அந்த மியூசிக்லாம் வந்து எங்க காதுக்குள்ள போய்க்கிட்டே இருந்துச்சு. அதனால பிரச்சன இல்ல.
அருமை, அருமைங்க. இந்த ஒரு பாட்டே போதுமே!
அதாது அவன இழுத்திட்டு இழுத்துட்டே வந்துடென்ல இழுத்துட்டே போயிட்டேன்ல இழுத்துட்டே வந்துகிட்டே இருக்கேங்க இதுவரைக்கும். இரு. ம்.
வந்துட்டீங்க. ஓ! சூப்பர் சூப்பர்ங்க. அப்பறம் இந்த பாட்டால மயங்கி,
வாழ்க்க நல்லபடியா போயிட்டு இருக்குதுங்க.